இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள்ல வந்துட்டு, ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கடவுளுக்குன்னு நெறைய வழிபாடுகள் வந்துட்டு நம்ம செய்வோம், இல்லைங்களா? அந்த அடிப்படைல, நம்ம வந்துட்டு இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு அ, ஒரு சில நாட்கள் வந்துட்டு மு முக்கியத்துவமா எடுத்துக்கொண்டு நம்ம வந்துட்டு, ஒரு சில கடவுள்களுக்கு வந்துட்டு தனித்து தனித்துவமா வந்துட்டு வழிபாடுகள் வந்துட்டு நடத்துவோம். அந்தமாரி வி-வி விதங்கள்ல வந்துட்டு, நீங்க என்னென்ன வழிபாடுகள் வந்துட்டு உங்க வீட்ல வந்து செய்வீங்க? அப்பிடின்றமாரி, கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள், என்ட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன்?
ஆமா. எங்க இதில, மத்த எல்லா பண்டிகையுமே எப்பொழுதும் போல எல்லாரும் சொ கொண்டாட்ற மாரிதாங்க இருக்கும். ஆனா, எங்க வீட்ல வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த "வரலட்சுமி பூஜ" அப்பிடின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொண்டாடுவாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்பிடின்னா, இருக்கிறதிலேயே கொஞ்சம் மிகப்பெரிய வேலையாவும் இருக்கும். கொண்டாட்டங்களா இருக்கும், அப்பிடின்னு நான் நெனைக்கிறங்க. என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வரலட்சுமி பூஜ வரப்போது அப்பிடின்னா, அது வந்து ஆடி மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழம தான் வரும். அப்பிடிங்கம்போது, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே வீட்ட கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன டப்பாலேருந்து பெரிய அண்டா, குண்டா ஜட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணிருவாங்க அப்பிடி சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாலு நெருங்க, நெருங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து வேலைய வந்து பரபர பரபரன்னு நடக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும்.
கண்டி ம். ஆமாங்க. ஆமா. கண்டிப்பாங்க. இப்ப. <tsk>
இந்த டையத்ல பார்த்தீங்க அ சொல்லுங்க.
இப்ப அதன் அடிப்படைல பாத்தீங்கன்னா, சாதாரண நாட்கள்ல வந்துட்டு காலையிலயும் சரி, மாலையிலயும் சரி, வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுளை நோக்கி நம்ம நெறைய விதங்கள்ல வழிபாடுகள் வந்துட்டு நடத்துவோம் இல்லைங்களா? இல்ல கடவுளை காலையில எழுந்தவுடன் அ வணங்குவதோ, இல்ல மாலையில் வந்துட்டு ஒரு வெளக்க ஏற்ற ஏற்றிய பின் வணங்கு- வணங்குவதோ. இந்த மேரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மேரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? என்னென்னக்கி செய்வீங்க? இந்த மேரி விஷயங்கள்லாம் எது இருக்கா?
ஆமாங்க. ம். இருக்குங்க. காலைல வந்து என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, எங்க அப்பா வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, வீட்டெல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணிருவாங்கனா, குளிச்சிட்டு அதுக்கப்புறமேல சாமிக்கெல்லாம் அழகா பூ வச்சிட்டு, எ பழைய பூக்கள்ல வச்சு சாமி கும்பிடக்கூடாது அப்டிங்கனால, புது பூக்கள் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்டினா வச்சு அதுக்கப்புறமேல என்ன பண்ணிருவாங்கனா, வெளக்கேத்தி, ஊதுபத்தி காட்டி, சாமி கும்ப்டிருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்க அப்டின்னா, ஏற்கனவே அப்பா வந்து காலைல பூ மாத்திட்டாங்க இல்லையா? அதுனால வந்து, அப் அம்மா என்ன செய்வாங்க அப்டின்னா, ஈவ்னிங் வந்து பிரசாதம் வச்சி, வெளக்கேத்தி, சூடம் காட்டி, ஊதுபத்தி காட்டி சாமி கும்பிடுற வழக்கம் எங்க வீட்ல இருக்குங்க. இப்ப அந்த வரலட்சுமி பூஜைய பத்தி கொஞ்சம் சொல்லீர்றேன். இந்த வரலட்சுமி பூஜையில வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, அந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதுக்கப்புறமேல அந்த ஒரு ன் 1 வாரம் நெருக்கத்துல என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா வீட்ல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இனிப்பு வகைலாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்டி தீபாவளிக்குலாம் செய்வாங்க இல்லையா? அதே மாதிரி வரலட்சுமி பூஜைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்கன்னா இனிப்பு வகை அத்தனையுமே செய்ய ஆரம்மிச்சிருவாங்க.
ஆ. ஓகேங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ஆ. சொல்லுங்க கண்டிப்பா. சரிங்க. ஆமாங்க.
அதிரசம், முறுக்கு, லட்டு, எள்ளு உருண்ட, கடல உருண்ட அப்பிடின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே என்ன பண்ணிருவாங்க அப்பிடின்னா, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது அ அன்னக்கி பூஜைக்கு மொத நாள் என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அ அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, அந்த சாமிக்கு. அதுக்கு வந்து 1ல என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, அதுக்குன்னு ஒரு புது புடவை 1 வாங்குவாங்க. வருடந்தோறும் ஒரு புது புடவை வாங்குவாங்க. வாங்கி, அந்த சாமியோட, சில பேர் வந்து உருவம் வச்சுப்பாங்க. சில பேர் வந்து, ஒரு கலசத்தில தேங்கா மட்டும் வச்சு மஞ்சள் குங்குமம் அந்த தேங்காக்கு வந்து பூசி, அதில ஒரு குங்குமம் வச்சு, அதில வந்து என்ன பண்ணிருவாங்க அப்பிடின்னா, அந்த புடவைய வந்து அதுக்குமே இந்த கலசத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய குடம் இருக்கும். அப்பிடி இல்லன்னா, ஸ்டாண்டு மாதிரி வச்சு, என்ன பண்ணிருவாங்க அப்பிடின்னா, இத வந்து அந்த புடவைய வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா, கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, எங்க வீட்ல என்ன பண்ணிருவாங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குடம் இருக்கும். அந்த குடத்துக்குள்ள வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, வெறும் குடமா வைக்கக்கூடாது அப்பிடிங்கிறதுனால, பச்சலரிசி வந்து வாங்கி, அந்த குடம் ஃபுல்லா நிரப்பிடுவாங்க. நிரப்பிட்டு, அதுக்கப்புறமேலு என்ன பண்ணிடுவாங்க? இந்த குடத்தில என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, 11 வகையான மங்கள காரியத்துக்கே உள்ள பொருட்கள போடுவாங்க. என்னென்ன போடுவாங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண் விரலி மஞ்சள், குங்குமம். அதுக்கப்புற மேல கொஞ்சோண்டு வந்து சந்தனக்கட்ட இருந்துச்சுன்னா சந்தனக்கட்ட. அதுக்கப்புறம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதிக்கா, மாசிக்கா, ஆ ஏலக்கா. அதுக்கப்புறம் மேல முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், பிஸ்தா அதுக்கப்புறம் கல்கண்டு. அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த, அந்த கருகமணின்னு சொல்லிட்டு 1 சொல்லுவாங்க. கருகமணி அது எல்லாத்தையுமே இந்த இதில என்ன பண்ணீடுவாங்க அப்பிடின்னா, அந்த குடத்தில வந்து அந்த அரிசிகூட வச்சுடுவாங்க. வச்சி அதுக்கு மேல தான் என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, அந்த கலசம் சொன்னேன் இல்லயா? அந்த கலசத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீ இருக்கும். முழுக்க, முழுக்க தண்ணீ தான் இருக்கும். கலசம்னாலே தண்ணீ தானய்யா! அந்த தண்ணியில பார்த்தீங்க அப்பிடின்னா, அவங்களால முடிஞ்சது வெள்ளி நாணயம், தங்க நாணயம். நம்ம அன்றாடம் பயன்படுத்துவோம் இல்லயா? நாணயம். அந்த நாணயம் எல்லாத்தையும் வச்சு, அதுக்கு மேல அந்த மஞ்சள் தடவிய தேங்காவையும் வச்சி, அதில வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, எல்லாத்தையுமே நல்லா அழகா அது அந்த அது வந்து தேங்காய்க்கு முன்னாடி என்ன பண்ணிருவாங்கன்னா, மா இல கொத்து இருக்கு, இல்லயா? மா இல வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, ஒரு 9 அப்படி இல்லன்னா, 5 மா இலைய என்ன பண்ணிருவாங்க அப்பிடின்னா, அதில கணக்குக்காக வச்சு, அதுக்கு அப்புறமா தேங்கா வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கு மேல தான் வந்து புடவைகள கட்டுவாங்க.
ஆ. ஆமாங்க. ம். ஓகே. ம். ம். சரிங்க. சரிங்க. ம். ஆமா. ஆமாங்க. ம். ஆமா. ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. இதே மேரி பாத்தீங்கன்னா, ஆ எ எங்க வீட் இதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆ எப்டீன்னா, எங்க வீட்டிலயும் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்வாங்க. வரலட்சுமி நோம்புன்றது. எப்புட்ன்னா த கவர நாயுடுகள்ல, ஆ தெலுங்கு செட்டியார்கள்ல இந்த மேரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து இந்த வரலட்சுமி நோம்புன்றது செய்வாங்க.
அதுக் ம். ம். ம். ஆமாங்க.
நானும் இது, இந்த விஷயங்கள்லாம் பாத்துருக்கேன். எங்க அம்மா செய்றது, பண்றதுல்லாம். இதே மேரி பாத்தீங்கன்னா, அந்த வரலட்சுமி நோம்புன்றது வந்துட்டு, இந்த தெய்வத்த வழிபடும்போது அந்தக்குரிய நாள்ல, அதனால நம்மளுக்கு என்ன பயன் கடைக்கிது? என்ன பலன்கள் நம்மளுக்கு வந்துட்டு நடக்குது? அப்டீன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி சாமிக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க அப்டீன்னா, அலங்காரம் பண்ணி முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்பறமேல, வாசலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்டீன்னா சாமிய வரவேற்கிற விதமா அத எடுத்து கொண்டு வச்சதுக்கப்பறமேல, மறுநாள் வந்து அதாச்சும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்டீன்னா, காலையில 4.30 டூ 6 அதாச்சும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லயா? அந்த நேரங்கள்ல தான் வந்து, பூஜையே போடுவோம். அ பூஜைய போட்டுட்டு அதுக்கு அப்பறமேல அங்க பிரசாதம்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இனிப்பு வகை எல்லாத்தையும் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்ப்ட்டுருவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்டீன்னா யாராச்சும் அந் அந்நிய தினம் மாலை பொழுதுல என்ன பண்ணுவாங்க அப்டீன்னா, சுமங்கலி எல்லாரயும் அழச்சி 9 பேரு, 11 பேரு, 21 பேரு அந்த மாதிரி சுமங்கலி அழச்சு, அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பிட்டு வளயில், குங்குமம், மஞ்சள். இது எல்லாத்தயும் வச்சு குடுத்துருவாங்க. இதுக்கான இந்த விரதத்துக்கான முக்கிய பயன், பலன் என்ன அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கணவரோட ஆயுள் குறையாம நல்லபடியா இருக்கணும், சுமங்கலியா நம்ம இருக்கணும் அப்டீங்குறதும், ஸ அதாச்சும் குடும்பத்துல எந்தவித கஷ்டமும் வராம, நோய் நொடி வராம, செல்வ செழிப்போட அந்த குடும்பம் நெலைச்சி இருக்கணும், நீடிச்சி வாழணும் அப்டீங்கிறதுக்காக தான் இந்த விரதத்தையும் நோம்பையுமே எடுத்து செய்றாங்க. இதுக்கான பலனும் கண்டிப்பா கடைக்குங்க.
ஆ. ஆமா, ஆமா. ம். கண்டிப்பா. ம். ம். ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அதே மேரி பார்த்தீங்கன்னா, அந்த வரலட்சுமி நோம்முன்றது வந்துட்டு செய்து, இந்த சுமங்கல்யம் வந்துட்டு, நல்ல பாக்கியத்தோட இருக்கணும்டுறதுக்கு, ஒரு சில விஷயங்கள செய்வாங்கண்ணு சொன்னீங்க அழகா. <inhales> அதில அந்த செய்யிறவங்க வந்துட்டு, இந்த 21 நாட்களுக்கு வந்துட்டு, ஒரு பொருட்கள வந்து எடுத்து வைத்து பயன்படுத்துவாங்களாம். அது மேரி நான் கேள்வி பட்டுருக்கோ, ஒரு சில விஷயங்கள். இந்த ம மஞ்சள்கள். அ அப்புறம் இந்த வாழப்பழங்கள். அதெல்லாம் வந்துட்டு 1 21 நாட்களுக்கு மட்டுமே தான் மட்டுமே வந்து வைத்துக்கொண்டு, அதை உபயோகிக்க வந்துட்டு வச்சுப்பாங்க, அப்டின்ற மேரி, நான் கேள்வி பட்டுருக்கேன். அதெல்லாம் எந்த மேரி விஷயங்கள்ன்னு கொஞ்சம் விவரிங்க.
நாங்க நாங்க வந்து பார்த்தீங்க அப்பிடீன்னா, அந்த மாதிரி பண்ண மாட்டோங்க. அந்த பிரசாதமா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், வர்ற எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து அளிச்சிருவோம். யாராச்சும் வந்து எதுவுமே அந்த அந்த முக்கிய இந்த விரதத்தோட நோக்கமே, எந்த பொருளும் வீணாகக்கூடாது அப்பிடீங்கிறதுனால, நாங்க அதனால வந்து என்ன இருக்கும்? பலகாரமா இருக்கட்டும், நாங்க ஒரு வாரமா, அந்த பலகாரம் செஞ்சிருப்போம் இல்லையா? அந்த பலகாரமா இருக்கட்டும். எல்லாத்தையுமே வர சுமங்கலிக்கு, அவுங்க மனசார கை நெறைய குடுத்துவிட்டு, அத அனுப்பிடுவோங்க. நாங்க வந்து அப்டி நீங்க சொல்ற ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், எங்க குடும்பத்துல நபர் மட்டும் பயன்படுத்தக்கூடியது அப்டீன்னு சொல்லி பார்த்தீங்க அப்பிடீன்னா. <inhales> அந்த கலசம் வைக்கிறோம், இல்லையா? அந்த கலசல கலசத்துல தேங்கா செய்ய தேங்கா இருக்கு இல்லையா? அத மட்டும் வந்து, அந்த குடும்பத்தார் மட்டும் தான் நாங்க சாப்புடுவோம். மத்த வேற யாருக்குமே, அத வந்து வேற ஏதாச்சும் இனிப்பு வகை மாதிரி நம்ம செய்றோம், அப்டீன்னா கூட அக்கம் பக்க வீட்டார்க்கு கூட அது தரமாட்டோம். அது வந்து அ கு அது வந்து அந்த குடும்பத்தாருக்கு மட்டும் தான் நாங்க வந்து பயன்படுத்திப்போம். <inhales> மத்தபடி வாழைப்பழமா இருக்கட்டும். அன்னைக்கு நெறைய பழங்கள் வாங்கி வச்சிருப்போம். அ பார்த்தீங்க அப்டீன்னா, அதுலேயுமே பழங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா, 9 வகையான பழங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்பிடீனா, தட்டுகளுமே வந்து பார்த்தீங்க அப்டீனா, 1 11 தட்டு சாமிக்கு வச்சு, வரிச மாரி வைப்போம்.
கண்டிப்பா, கண்டிப்பா <exhales> ஆ. ஆமாங்க. ஆமா உண்மைதா. ம். ஆமாங்க. ஆமாங்க. பார்த்துருக்கேன்.
அது 1 11 ஆமா அது ஒரு 11 தட்டு அந்த மாரி எல்லாமே, எல்லாத்தையுமே, எல்லாருக்கும் வர எல்லாருக்குமே, எதுவுமே இல்ல அப்டீன்னு சொல்லாத அளவுக்கு குடுத்துருவோம். அவுங்களும் மனசார சந்தோஷமா எங்களையும் வாழ்த்திட்டு, அதையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எ மாலை நேரத்தில அவுங்க வருவாங்கல்லையா? அவங்களுக்கு ஏதாச்சும் பிரசாதம் மாரி குடுக்கணும் அப்டீங்கிறனால, இந்த பாசிப்பருப்பு பாயாசம். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிடுவோனா, நெய்வேத்தியம் பண்ணி, அத வரவங்களுக்கும், அதையே நாங்க குடுத்து, அவுங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இத எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். நீங்க சொல்ற மாரி பார்த்தா, அந்த தேங்கா மட்டும் தான் எங்க வீட்ல வந்து வேற யாருக்குமே பயன்படுத்தாம அந்த அதாச்சும் அக்கம் பக்கத்தார்க்கு குடுக்காம, நாங்க மட்டும் பயன்படுத்துற ஒரு விஷயம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தேங்கா மட்டுந்தான்.
ம். ஆமாங்க. கண்டிப்பா. ஆமா, ஆம். ஆ சரி.
கலசத்து தேங்கா மட்டும்.
ஆ, இதே மேரி பாத்தீங்கன்னா, தினசரி வழிபாடுகள்ல வந்துட்டு, ஆ இந்த காலத்துல வந்து பல பேர் வந்துட்டு, இந்த கடவுள வழிபடுறதையே வந்துட்டு, மறந்து நெறைய விஷயங்கள வந்துட்டு, வாழ்க்கையின் தருணத்தை மட்டுமே யோசிச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்டின்றப்ப, கடவுள வந்துட்டு வணங்கி தான் ஆவணும். வணங்குறது தான் என்னைக்குமே நம்மளுக்கு நல்லதுன்ற அடிப்படை நோக்கத்துல இந்த காலத்துல நெறைய பேர் வணங்காம இருக்காங்க. அந்தமேரி விஷயங்கள்லாம் வந்துட்டு, வணங்கலனா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? வணங்குனா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்கும்? கெட்டது நடக்கும்? வணங்கலன்னா என்னது ந நடக்காது? என்னது நடக்கும்ன்ற மாரி விஷயங்கள் எல்லா, உங்களுக்கு நடந்தவை பற்றி கொஞ்சம் சிறிதளவு எனக்கிட்ட சொல்லுங்க.
ஆமாங்க. ஆ என்ன அப்டி சொல்லி பாத்திங்கனா, நம்ப கடவுள் வணங்குறதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் அப்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்டினா, நம்பளால முடியாத ஒரு சக்தி இந்த உலகத்தில இருக்கு. அப்டிங்கிறத வந்து. அது எந்த கடவுளா வேணாலு இருக்கலா, எந்த மதமா வேணாலு இருக்கலா. நமக்கு மீறின ஒரு சக்தி. அது இயற்கையா கூட இருக்கலாம். அது வந்து தினந்தோடு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அப்படின்னா நம்ம புரிதல்காக தான் அத முதல்ல வந்து ஒரு உருவ வழிபாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். அதுக்கப்புற மேல பார்த்திங்கன்னா, நம்மள நம்ம வந்து கை எடுத்து கும்ட்டு கண்ண மூடி நம்ம அந்த தியானத்தில இருப்போம். ஆனா அது தியானம்னு சொல்லாம கடவுள் மேல அது அப்ப வந்து என்ன பண்ணுவோம். மனச ஒருநிலைச்சுபடுத்தி நமக்கு வேண்டியது அத்தனையுமே நம்ப கேட்போம். அப்படி கேட்கும்போது என்னாகும்னா மனம் வந்து ஒரு நிலைக்கு வரும். அந்த நேரத்தில வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அடுத்தவங்க நல்லாருக்கக்கூடாது, அப்டி பண்ணக்கூடாது, இப்டி பண்ணக்கூடாது அந்தமேரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே இல்லாத, நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் அத மட்டும் தான் நம்ம கேட்போம். அந்த நொடி பொழுதா இருக்கட்டும், நிமிடம் பொழுதாவாச்சு இருக்கட்டும். அத மட்டும் தான் நம்ம வந்து தினந்தோறும் கேட்டுட்டு வரும்போது, நம்ம பெரியவங்களா சொல்லுங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளோட எண்ணம் வந்து என்ன ஆகும்னா, வாழ்க்கையா மாற்றதுக்கான வழிமுறை அந்த எடத்துல கெடைக்குங்க. அத நல்லாவே நா அனுபவிச்சிருக்கே. எனக்கு வேண்டியதை வந்து, ஆனா நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. அப்டின்னு சொல்ட்டு சில தின வேண்டிகிட்டே தான் இருப்ப. அப்டிவேண்டும்போது, எனக்கே எதிர்பாராதளவுக்கு வந்து அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, ஓ! நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறுது. அது ஒரு நல்ல எண்ணமா இருக்கும்போது, அது எந்த அளவுக்கு வந்து நெறைவேறுது, மனச ஒருநிலைப்படுத்தி நம்ம கேட்கும்போது, அப்படிங்கிறத நான் நல்லாவே அனுபவிச்சுருக்கேங்க.
கண்டிப்பா. கண்டிப்பாங் உண்மைதாங் ம். உண்மைதாங்க. கண்டிப்பா. ம். முற்றிலும் உண்மை தாங்க. இப்ப நீங்க வந்துட்டு, அழகா வந்துட்டு, உங்க கருத்துக்கள வந்துட்டு, அழகா வெளிப்படுத்துனீங்க. ஒரு கடவுள் வழிபாடுகள் வந்துட்டு <inhales> எந்தெந்த மேரி விதங்கள்ல நாங்க வந்துட்டு செய்வோம். ஒரு கடவுளை எப்டி வழிபடுறது அப்டின்றத, ஒரு நல்ல நோக்கத்தோட, நல்ல எண்ணத்தோட நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி.
மிக்க நன்றி.